அது பழக்கத்தினால வந்து, அதையும் சேர்த்தி போட ஆரம்பிச்சுட்டாரு.
ஆமா, அவர் வந்து தன்னோட மனைவிக்கு அதில விருப்பம் இல்லாட்டாலும் சேர்த்து, இப்ப அவங்களோட உறவு பேச்சுக்கு அதிகமா கு மரியாத குடுக்காம, அவ அவங்க இதையும் சேத்து போடுவாரு. அதுபோக யாரோடையாவது, ஆ இன்னொன்னு என்னென்னா பெண் நண்பர்களோட எதாவது மொத்தமா ஏதாவது ஃபோட்டோ குரூப்ல ஃபோட்டோ எடுக்கிறப்போ, அதில வந்து டேக் பண்ணுவாங்க. அவர போய்.
ம்ஹும். சரிங்க. ம்ஹுஹும். ஓ!
அப்படிலாம் பண்ணும்போது என்னாகுனா, டேக் பண்ணி அதான் பிரெண்ட்டா தான் இருப்பாங்க. ஆனாலும் வந்து, இன்னொருத்தவங்கள டேக் பண்ணும்போது கேக்கணும்ல.
கண்டிப்பா. அது நமக்கு ஒரு, ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த பொசஸஸிவ்னெஸ் அதிகமா இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா.
ஆமா, இப்ப இன்னொரு இவங்க வந்து, இவங்க 2 பேரும் நண்பர்களா இருப்பாங்க. பள்ளிக்கால நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து, அந்த பொண்ணுக்கும் இப்ப கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னா, அவரோட கணவர் பிரச்சன பண்ணுவார்ல.
கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா.
ஆ இவர் அவங்கள போய் டேக் பண்ணி, பேர சொல்லி எப்படி இருக்கீங்க? என்ன இருக்கீங்க. அவர் நட்பா தான் பேசுறாரு. ஆனா, பாரக்கிறவங்க வந்து தப்பா நெனைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. அதனால வந்து அவரோட கணவர் வந்து ஒரு தடவ பிரச்சன பண்ணிட்டாரு.
அதிகமாவே இருக்கு. ம்ஹும். சரி, சரி, சரி, சரி. அதாவது இவருடைய மனைவிக்கும் அதுல வந்து விருப்பம் கெடையாது. அதே மாரி இவருடைய தோழியோட கணவருமே வந்து, எப்படி என்னுடைய மனைவிய நீ வந்து டாக் பண்ணலாங்கிற மாதிரி பிரச்சன உருவாகிருச்சு. கண்டிப்பா.
ஆ இத்தனைக்கும் இவுங்க கல்யாணத்துக்கு கெடையாது. ஆமா, இவரோட நண்பர் வந்து இவரோட மனைவி வந்து, சமூக தளங்கள்ல அதிகமா ஆக்டிவாகவும் இருக்க மாட்டாங்க.
சரிங்க.
அதனால அவங்களும் வந்து என்ன பண்றாருன்னு அதிகமா கேட்டதில்ல. ஒரு நாள் அந்த இத்தனைக்கும் கல்யாணத்துக்குலாம் போயிருக்காரு. இவரோட நண்பர் வந்து, அந்த பெண்ணோட கல்யாணத்துக்குலாம் போயிருக்காங்க. நண்பர்ங்கிறதில, ஆனா இவர் தொடர்ந்து கொஞ்சம் அந்த இதில இன்னும் வந்து, அந்த உறவ வந்து கல்யாணத்துக்கு முன்னால மாரியே நினச்சு பழகும்போது, அவரோட கணவருக்கு வந்து கோபம் வந்துருச்சு. "அதனால அவர கூப்ட்டு அந்த பெண்ணையும் திட்டியிருக்காரு. இவர்டயும் நேரடியாவே கூப்பிட்டு பேசிட்டாரு." இந்த மாரி, "வா அதே ஃபேஸ்புக்லேயே வந்து போயிட்டு தனியா மெசேஜ் பண்ணி இந்த மாரிலாம் பண்ணாதீங்க எனக்கு பிடிக்கல." அப்படீன்னு சொன்ன உடனே அது வந்து தவறா புரியப்பட்டுருச்சு மொத்தத்துலயே.
ம்ஹுஹும். கல்யாணத்துக்கு போயிருக்கிறாரு. அஹ. சரி, சரி, சரி. கண்டிப்பா. ம்ஹும். ம்ஹுஹும். கண்டிப்பா.

கண்டிப்பா, கண்டிப்பா அருமையா சொல்றீங்க. ம். ம். ம்.
அதனால அ இது வந்து அதே மாரி WhatsAppல வந்து நன்மை என்னென்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த குழுக்கள் ஆரம்பிச்சதுலேருந்து நெறைய பேருக்கு உதவி ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அலுவலகத்தில பாத்தீங்கன்னா, என் அலுவலகத்தில 8 வேர்ஹவுஸ் இருந்ததுனால 8 வேர்ஹவுஸ்க்கும் தனித்தனி குழு இருந்தது அதுக்கு முன்னால ஒருத்தவங்கள வந்து ஒரு சின்னதா பேசுணுன்னா கூட, அ தனித்தனியா அழைச்சு பேச வேண்டியிருக்கும் ஒரு மேலாளரா இருந்து. இப்போ என்னன்னா எல்லாரையும் ஒரே நேரத்தில வாங்க இத்தன மணிக்கு மீட்டிங் அப்டின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒண்ணா வந்து ஒரே நேரம் WhatsAppகால் முடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு தகவல் அறிக்கை வந்து முக்கியமான அறிக்கைய நம்ம அனுப்பணும் அப்டின்னா, எல் இப்ப அதுக்கு வந்து மின்னஞ்சல்ல அனுப்ப வேண்டிய கட்டாயம் இல்லங்கிற பட்சத்துல நேரடியா இதில ஃபார்வர்ட் பண்ணி விட்றது.
கண்டிப்பா. ம்ஹம்ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ம்ஹம்ம். கண்டிப்பா, கண்டிப்பா. அதாது இப்போ நெறையாவே பயன்படுத்துது. நம்ம முதல் மாரி அந்த இமெயில், மின்னஞ்சல் எல்லாம் பயன்படுத்துறதே கிடையாது. ஏன்னா, இதில் வர அந்த மெசேஜஸ் குறுஞ்செய்திகளயும் நம்ம பாத்துக்கிறோம். இந்த பணம் ஏதாவது நம்ம குடும்பத்தினருக்கு டக்குனு அனுப்பணுனா கூட அதிலேயே வந்து நமக்கு எல்லாமே இப்போ வந்துடுச்சு இல்லங்களா? அதுக்குன்னு தனியா சில செயலிகளுக்குள்ள போகாம. ம்.
ஆமா, ஆமா. அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் இப்போ ஒருத்தருக்கு ஒரு, ஒரு வேலை சம்மந்தமா ஒருத்தர் இடத்தில அ விண்ணப்பிக்கிறேன் அப்டின்னா, நான் மின்னஞ்சல் அனுப்பும்போது அவங்க பாத்தாங்களா, இல்லயான்னு எதுவுமே தெரியாது.
ம்ஹம். ஆமா நமக்கு தெரியாது.
ஆனா இதில வந்து வந்து அது தெளிவா காட்டிரும். நீல கலர் டிக் விழுந்திருக்கா இல்ல, 2 டிக் விழுந்துருக்கான்னு சொல்லி.
ஆமா, ஆமா. <chuckles> அந்த குரூப்ல கூட இப்போ இருக்கு இல்லங்களா, நம்ம குரூப்ல மெசேஜ் போட்டா கூட குழுவில கூட எத்தன பேர் பாத்துருக்காங்க. <chuckles> ஆன்லன்ல இருக்கு சில பேர் சொல்லலாம் குரூப்ல போட்டத நான் பாக்கலன்னு சொல்லலாம். ஆனா, நமக்கு தெரிஞ்சிரும் யார் பாத்துருக்கா? யார் பார்க்கலங்குறது? அது எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதா தான் இருக்கு. ம்ஹம்.
ஆமா. யார், யார் பாத்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு. இன்னோ கண்டிப்பா. ஆனா பிரச்சன என்னன்னா இப்போ சில பேர் குடும்பங்களுக்கான நாங்க குழுக்கள்லாம் வச்சிருப்போம். எங்களோட மனைவியோட குடும்பத்தோட குழுவில் பாத்தீங்கன்னா, ஒரு தடவ வந்து அத்த என் மனைவியோட மாமா பொண்ணுதான், அவங்க வந்து அவங்க மனைவியோட பெரியம்மா பையன தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதான் மாமா முறை வரும் அந்த பொண்ணுக்கு. அப்போ வந்து கல்யாணம் முடிக்கும்போது வந்து எந்த வரதட்சண அவர் வந்து பெருசா நக எல்லாம் போடல.
சரிங்க. ம்ஹ்ம். சரி, சரி, சரிங்க.

சரி, ச அதாவது, "வேலை செய்ற இடம், படிச்ச இடம் எல்லாமே ஆண்களா, அதிகமா இருந்ததுனால, இணையதளம் மூலியமா கூட புதுசா நண்பர்கள் வந்து கெடைப்பாங்க." அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம். சரி, சரி, சரி.
ஏன்னு ஆமா. "பெண் நண்பர்கள் கிடைக்கலாம், பழக நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், அந்த மாரி." அப்படின்னு சொல்ட்டு ஏ எ எ எப்படி இருந்தாலுமே, இப்ப நான் வ் ஆண்களோ, பெண்களோ ஃபோட்டோக்கள பதிவேற்றம் பண்ணுவாங்க. அது போக நெறைய விஷ
அஹ, ஆஹு. சரிங்க. ஆமா, ஆமா. அதாவது, அது வந்த புதுசில வந்து, ஒரு ஆர்வ கோளாறுன்னே சொல்லல்லாம். இல்லைங்களா? அதில வந்து நம்மளும் செய்றது உண்டு. கண்டிப்பா.
ஆமா. அது ம அது போக இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் புதுசா ஒருத்தங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்றாங்கன்னா, உடனே பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன வயசில இருக்கிறவங்க, உடனே நெறைய ஃபோட்டோக்கள் போடுவாங்க, தன்ன சார்ந்த.
சொல்லுங்க. ஆமா, ஆமா.
எதாவது அப்படி நான் பதிவேற்றம் பண்ணும்போது என்னன்னா, நெ நெனச்சா ஃபோட்டோ அது எங்க போனாலும் வந்து ஏத்தறது தான், பதிவேற்றம் பண்றது. தியேட்டருக்கு போனா, நான் இங்க இருக்கிறேன்னு அங்க ஒரு ஃபோட்டோ பிடிச்சு போடுறது.
ம்ஹ்ம். அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. "நான் இங்க வந்துட்டேன்." அப்படிங்கிற மாதிரி. சரி, சரி.
அதில அந்த ஆமா. அந்த முகநூல் பக்கத்தில, அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். "நான் இங்க இருக்கேன். நான் இப்ப காஃபி சாப்பிடுறேன். நாங்க வந்து அ து படத்துக்கு போறேன், நான் வந்து பீச்சுக்கு போறேன்." இரவில வந்து, நாங்க கடலுக்கு அங்க துபாயில இருக்கும்போது பீச்சுக்கு போவோம், இரவு நேரத்திலேயே. அதெல்லாம் வந்து நாங்க நண்பர்களோட குளிக்கிறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போடுவோம், இந்த மாரி நாங்க ஜாலியா இருக்கிறோம்ன்னு சொல்லி.
ஆமா. <chuckles> ஆமா. சரிங்க, ம்ஹ்ம். <laughs> அதுவும் நீங்க வெளியூர்ல வேற இருந்திருக்குறீங்க. வெளிநாட்டில இருக்கும்பொழுது கேட்கவே வேணாமே, "அப்புறம் எப்படி நம்ம உறவினர்கலெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, நம்மளோட நெலமைய?" அப்படீன்னு சொல்லி, நீங்க எல்லாத்துக்குமே ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்துருக்கறீங்க. ம்ஹ்ம்.
ஆமா. கண்டிப்பா. அப்படி போட்டுட்டு இருந்த, ஆர்வம் தான், என்னன்னா. ஆனா, ஒரு வ ஒரு 10 வருடங்கள் கழிச்சு என்னன்னா, எனக்கு அதில விருப்பங்கள்லாம் கொறஞ்சிருச்சு.
சரி, சரி, சரி. ஏ அது ஏன் உங்களுக்கு அது கொறஞ்சது?
அ ஒரு காலத்தில நான் து

ம், ம், ம், ம்.
அ இந்தமாரி எதோ ஆனவுனே என்னன்னா, அவரு மனைவிய வந்து கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு. "நீங்க இனிமேலு என்னோட ஃபோட்டோ நீங்க போடுறதுனாலும் பார்த்து போடுங்க." அ அப்பிடின்னு சொல்லி.
<laughs> பரவால்ல. அதாவது எப்பிட்ரா சொல்றதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு பிரச்சனன்னு வரும்போது இவுங்களும் முந்திக்கிட்டாங்க. "இனிமே அப்ப என்னோட போட்டோவும் கையோட போடாதீங்க." <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா.
ஆமா. அதா ஒரு பிரச்சனை வந்து எல்லாரும் வந்து அவுங்க அவுங்க பிரச்சனை மேல கொண்டு வந்து கொட்டி உட்டாங்க. ஆ அப்பதான் எனக்கு எனக்குமே வந்து உரைக்க ஆரம்பிச்சது. நான் அந்நேரம் அந்தமாரி விஷயங்கள் பண்ணாட்டாலும், இதில இந்தமாரி ஒரு பிரச்சனை இருக்கு. பெண்களோட புகைப்படம் இருக்கறது வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுனால அ இப்ப எ என்னோட மனைவி என்னன்னா, அவுங்க வந்து இந்த அ நான் வெளிநாட்ல இருக்கும்போது ஐ.எம்.ஓ இதலலாம் வந்து இந்த ஸ்டேட்டஸ் வப்பாங்க நிறையா!
ஆஹாஹா! சரிங்க, சரிங்க.
அ ஸ்டேட்டஸ் வப்பாங்க. ஆனா, அதில அவுங்க புகைப்படம் வைக்க மாட்டாங்க. அவுங்களோட புகைப்படம் வச்சிருப்பாங்க பொதுவா.
சரிங்க.
அ அவுங்களோட அக்கவுண்ட்ல அந்த அக்கவுண்ட்ல உள்ள புகைப்படத்த வந்து வச்சுக்கணும். ம்.
அக்கவுண்ட் ஓட புரொஃபைல் பிக்சர்ன்னு சொல்லுவோம் இல்லேங்களா! அது கண்டிப்பா. ம், ம், ம்.
ஆமா. அது வச்சிருக்காங்க. ஆனா, ஐ.எம்.ஓ வந்து எந்த அளவுக்கு ஒரு ஐ.எம்.ஓ எப்பிடின்னா, ஒரு டெலிகிராம் மாரி உங்களுக்கு சைட் உதாரணம் சொல்லலாம். அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்காது.
சரிங்க. சரி, சரி, சரி. ஓ! ஓ! ஓ! கண்டிப்பா, கண்டிப்பா.
எப்பிடி இப்ப WhatsAppங்கிறது ஒரு செயலி வந்து நல்ல பாதுகாப்பான செயலி. அதனால தான் இத்தன பேரு உபயோகப்படுத்துறாங்க. ஐஎம்ஓல வந்து அந்த பிரச்சனை இருக்கிறனால என்னன்னா, திடீர்னு யாராவது ஒரு 3 வது நபர்கூட நம்மளோட ஃபோட்டோவ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா. ஆனா, இப்ப நீங்க சொன்னமாரி எனக்கு ஞாபகம் இப்போ WhatsApp செயலில வந்து நிறையாவே வந்து நம்மள வந்து அந்த புரொடெக்டிவ் இது வந்து நிறையாவே இருக்கு இல்லேங்களா! முதல்லலாம் கூட ஒருத்தவங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோலாம் நம்மனால வந்து எடுக்க முடியும் ஸ்க்ரீன் ஷாட். நமக்கு தெரிஞ்சவங்களோ! இருந்தாக்கூட. ஆனா, இப்போ அந்தமாரி எல்லாம் கூட நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. அதனால கொஞ்சம் பரவால்ல. மற்ற செயலிகள பார்க்கும்பொழுது இது. கண்டிப்பா, கண்டிப்பா, சொல்லுங்க. சொல்லுங்க!
அ, அதனால யா ஆமா. பாதுகாக்கிறதுக்கான மெக்கானிசம் நிறையா இருக்கும். அதில. ம், ம். கண்டிப்பா. அதனால என்னன்னா, அவுங்களோட ஃபோட்டோவ யாரோ ஒருத்தவங்க பார்த்து அவுங்களுக்கு சும்மா வந்து ஹாய்ன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. யாருன்னே தெரியாத ஆளு.
ஓ! ஓ! ஓ!
இவுங்க எனக்கு உடனே ஃபோட்டோ அனுப்பிச்சவுடனே, "இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் கால் பண்ணி என்ன ஏதுன்னு சாதாரணமா பேசுறாங்க." அப்பிடின உடனே நான் அவர நேரா கூப்பிட்டு கண்டிச்சி விட்டேன். ஆ அதனால நான் உடனே வந்து அவுங்கள அந்த செயலிய அ எ அழிச்சிட்டு ஸ்கைப்ப வந்து பதிவேற்றம் பண்ண சொல்ட்டேன்.
ம், ம். கண்டிப்பா, கண்டிப் பரவால்ல.